ஒவ்வொரு அ அந்த நம்ம பாடல்களோட அந்த இது வந்து நமக்கு அந்த அர்த்தமும் தெரியும். அந்த அந்த மாரி ஒரு பிள பிளசன்ட்டான ஒரு விஷயமா இருக்கும், அதெல்லாம்.
ஆமா.
அந்த மாரி பாடல்கள் தான் சார் என்னோட பிளேலிஸ்ட்டு. உண்மையிலேயே சொல்லனுனா. இப்போலாம் பாத்தீங்கனா எ ஒரு ஒரு 10 பாட்டு இருந்தா, அதாவது நான் சொல்றது இந்த 2000ல இருந்து எடுத்தீங்கனா, 10லேருந்து 15 பாட்டுதான்.
ம். ம்.
டோட்டலா பிளேலிஸ்ட்ல இருக்றது.
கரெக்ட்ங்க. அப்படியே இருந்தா கூட சார்
அதுகூட வந்து அதுகூட நல்ல பாட்டா இருக்கற பாட்டு தான் நான் வச்சிருக்கேன்.
ஆமா. அப்படியே இருந்தா கூட சார், அது அந்த மாரி நல்ல பாடல்கள் கூட ஒரு 2, 3 வருசத்துக்கு அப்புறம் அது கொஞ்சோம் சலிச்சுப் போற மாரி தான் இருக்கு. ஆனா இந்த நீங்க சொல்ற பாட்டெல்லாம்.
ஆமா, அது என்னவோ உண்ம. அது என்னவோ உண்மதான், உண்மதாங்க. நான் அத வந்து நான் இதுவே சொ சொல்ல மாட்டேன். உங்களோட இதுலருந்து.
எப்படி நெலச்சுருக்கு.
மாற்று மாற்று கருத்தே கெடையாது எனக்கு.
ம், ம், ம். <laughs>
ஏன்னா, நான் பாத்துட்டு இப்ப இய்யோ கடைசியா நான் வந்து வச்சிருக்றது என்னன்னு பாத்தீங்கனா, இந்த தனுஷும் செல்வராகவன் படம் அது. தனுஷும் அந்த ரிச்சா கங்கோத் கங்கோத்பாத்தியேன்னு நெனைக்கிறேன். மயக்கம் என்ன அ படம் பேரு. எனக்கு படம் பேரு டக்குனு ஞாபகம் வரல. அதுல ஒரு பாட்டு 1 இருக்கும்.
ம். ம். மயக்கம் என்ன? ஆமா. ஆமாமா.
இரை தேடும் மொதா உ உ உற உலகிலே. எதை தேடி அலைகிறாய்னு. அது நல்லா இருக்கும்.
பிறை தெரிமா? ஆமா. இரை தெரியாப்பா. <tsk> அது அருமையா இருக்கும். ஆமா.
அ அது அ க இதுவுமே நல்லா இருக்கும். அந்த லிரிக்ஸூமே நல்லா இருக்கும்.
<tsk> ஆ கரெக்ட் சார். அவரு பாட்டுல செல்வராகவன் படத்துல ஆக்சுவல லிரிக்ஸ் நல்லா இருக்கும். ஆமா.
வரிகள் நல்லா இருக்கும்.

அ நெறைய நெறைய அந்த மாரி அந்த மாரி ச இததான் எடுப்பேன். எ ராமராஜன் பாடல்கள் கூட இளையராஜா பண்ணது நெறையா பாட்டு எனக்கு பிடிக்கும்.
ம். ஆமாமா.
அதே மாரி கிளிப்பேச்சு கேட்கவான்னு ஒரு படம். அதுல வரும் ஒரு பாட்டு, "சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன்" அப்படின்னுட்டு. அந்த மாரி பாட்டு. அதெல்லாம் ஓடிட்டே இருக்கும்.
பா. பா! அதுல ஆ. அ, அந்த மாரி அந்த தாளம், நம்ம அந்த ஃபோக்கு அ.
இன்னைக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் கேட்கறதுக்கு அந்த மாரி பாட்டு தான் கேப்பேன்.
ஆனா, இதுல எல்லாம் கொஞ்சம் கலந்த மாரி இருக்கே. இல்ல லைக் அந்த ஒரு ஒரு மூடுங்கிற மாரி இல்ல. கொஞ்சம் இந்த மாரி ஃபோக்கவும் சொல்றீங்க. கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஸ்லோ, ஆ <tsk> அப்டியே சோ நமக்கும் ஒகே ஒகே.
எல்லாம் இல்ல எல்லாம் கலந்தா மாரி அந்த கல கலந்து தான் இருக்கும். அந்த மூடுன்றது வந்து அந்த கார் ஓட்டும்போது இந்த மாரி பாடல்கள் இருக்கும்.
ம்.
இதே நைட் படுக்கப் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ம ரொம்ப மெலோடியஸ்ஸா இருக்கும் இல்லியா, தென்றல் வந்து தீண்டும் போது என், அந்த அந்த மாரி பாட்டு. அதுக்கு அப்புறம், மயக்கமா கலக்கமா. ரொம்ப நொந்து போனேனா, இந்த பாட்டு தான் எனக்கு. முக்கியமான ஒரு பாட்டு என்னென்னா, மயக்கமா கலக்கமா தான். அதுவும் அந்த படத்துல 2 பாடல்கள் வரும். அந்த 2 பாடல் கேப்பேன் நானு.
ம். ஆம்மா. <laughs> கண்டிப்பா. அ. எது? இன்னொன்னு.
கேட்டுட்டு, அடுத்தது அதுக்கு அப்பறம் ஜனனி ஜனனி.
ஆம்மா. ஜனனி தாம்மா.
அந்த மாரி பாடல்கள்.
சூப்பர் சூப்பர் ஐயா! இதே மாரி வேற ஏதாவது ஒரு ஆ தூங்குற நேரம். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க.
அ இ அதாவது அந்த அந்த தூங்குற நேரம். இதே வந்து பசங்களோட கொஞ்சம் அரட்ட அடிக்கிற மாரி ஒரு நினைவுகள்ல போறோனு வச்சுக்கோங்களேன், அ நெறைய எங்க தேனீசைத்தென்றல் தான் வருவாரு.
<tsk> ஓகே, ஆ.

ஆமா. இந்த நம்பர் சொன்னவுனே எனக்கு வந்து இன்னும் ஆமா, நீங்க சொன்ன இந்த பிளேலிஸ்ட் இந்த விஷயத்தல்லாம் வந்து இந்த ஒரு நம்பரோட யோசிக்கும்போது இது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, நீங்க ஒரு சின்ன நமக்கு 10 பாட்டு தான், நமக்கு ஒரு 10 பாட்டு தான் பிடிக்குன்னா, அதில ஒரு 4 பாட்டு நம்ம பிளேலிஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க 10,000 பாட்ட வச்சு அதிலிருந்து பிளேலிஸ்ட் ஆமா.
அந்த பார்மட்லேயே தான் வரும். ஏனா, நமக்கு திடீர்னு போயிட்டு நம்ம தேட முடியாது. ஆமா 10,000 பாடல்களுக்கு மேல வச்சிருந்தேங்க. எல்லாம் மிக்ஸ்ட்டா இருக்கும். அது வந்து ஆ ராஜா ஒரு இது இருக்கும். டி. ராஜேந்தர் அவரோட இது இருக்கும். அதத் தவிர வந்து நம்ம தேவா, தேனிசை தென்றல் தேவா, பரத்வாஜ் அந்தமாரி நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய இருக்கும். அது பழசும் இருக்கும். ஜெமினி கணேசன் ஹிட்ஸ், சிவாஜி ஹிட்ஸ், எம்ஜிஆர் ஹிட்ஸ்.
<tsk> ம். ம். ம், ம். ம். அப்பிடி.
அது தவிர வந்து தா இப்போ நாகேஷ் அவர்லாம் சில படங்கள்ல நடிச்ச பாடல்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரபாபு ஹிட்ஸ்.
<tsk> ஆ.
அந்தமாரி வந்து நிறைய கருத்துள்ள பாடல்களும், நான் கலெக்ஷன்ல வச்சிருந்தேன்.
கண்ணதாசன் ஹிட்ஸ் கண்டிப்பா இருக்கும்.
கண்டிப்பா கண்ணதாசன் இல்லாத ஒரு பாடல்களே இருக்காது. நான் ஒரு பைத்தியம் அவரோட பைத்தியம் நானு. <laughs> கண்ணதாசன், வாலி அவரோட பைத்தியம். நான் வைரமுத்து அந்தளவுக்கு எனக்கு இது இல்ல. ஆ இவுங்கல இவுங்க அளவுக்கு கிடையாது.
<laughs> ஆமா. அப்பா! ஆ. ம். <tsk> ம், ம், ம்.
பார்த்தீங்கன்னா.
புரியுது, புரியுது. இதில நீங்க எப்பிடி ஆ அப்பிடின்னா, நீங்க கண்டிப்பா உங்க சூழலுக்கேத்தாமாரி அ ப பிளேலிஸ்ட் அமைப்பீங்க அப்பிடின்னா, பல பிளேலிஸ்ட் இருக்குமா? இல்ல குறிப்பா அதில ஏதாவது ஒரு இரண்டு, மூனு ஆ.
அப்பிடியும் அப்படியும் க இது பண்ணி வச்சிருந்தேன். அப்பிடியும் இது பண்ணி வச்சிருந்தேன்.

<laughs> ஆமா.
அவர்துதான். எனக்கு இப்ப வர பாடல்கள் பு புடிக்கல. ஏன்னா அவரு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பீரியட்ல கானா பாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு பாட்டுல ஒரு அர்த்தங்கள் இருக்கும்.
ம். ம்.
பாட்டு புரியும் உங்களுக்கு.
<tsk>
இப்ப வர பாடல்கள்ல இல்ல லபோ லிபோ லபோ லிபோ லபோ லிபோன்னு கத்துறாங்களே ஒழிய ஒண்ணும் புரிய மாட்டேன்து. உண்மைய சொல்ணும்னா என் பொண்ணு ப வந்து அவளுக்கு வந்து இப்ப புது பாட்டுப்பா அப்படின்னுவா. ஏய் இது எந்த படத்துல வருதுன்னு கூட எனக்கு தெரியாது, அப்படின்னுவேன். அந்த அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கும்.
இதில நான் ஆமா. அ. ம். அதில நான் வந்து ஆமா, 100% நா உங்களோட ஒத்துக்கிறேன். இந்த ராஜா சார் ஒரு இதில கூட சொல்லுவாரு. நம்ம வந்து பாடல்ன்னா ஒண்ணா அருமையான கருத்து சொல்றா மாரி இருக்கணும். இல்லான்னா இசை வந்து நம்மள அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாரி இருக்கணும். அதான் அது 2டும் இருந்தா தான் அது பாடல். ஆமா. அதான்.
ஆமா. ம், 2டும் இருந்தா தான் அந்த பாடலோட தரம் வந்து அதிகமா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயங்க. உண்மைய சொல்லணுன்னா.
ம், நீங்க சொல்ற மாரி அப்போ சமீப காலத்து
இப்ப பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன எல்லா பாட்டுமே, அதுல பாத்தீங்கன்னா இசையும் நல்லா இருக்கும்.
ஆமா. ம்.
அதே சமயத்தில் வந்து அந்த வரிகளும் வந்து நல்லா இருக்கும். புரியும், எல்லாமே இருக்கும் அதுல.
<tsk> ம். ஆமா, நீங்க சொல்ற கண்ணதாசன், வாலிலாம்.
ஒரு ஒரு ஒரு இது நினைவோ ஒரு பறவைன்னு 1 பாட்டு இருக்கும்.
ஓ! ப்பா, ஆமா.
அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அந்த அது கேட்கும்போது ஒரு 2 பேரோட இத வந்து நம்ம வந்து நம்ம வ காதுல கேட்கும்போது அதை பே ப படமா பாக்கலாம் நம்ம.